இந்த காலத்துல பாத்தீங்கன்னா, முக்கியமா கணவன்மார் விஷயத்துல சொல்லலாம். வ்வ வேலை வேலை வேலைன்னு வீடு குட்டு விட்டு குடுக்குறவங்களும் இருக்காங்க. வீடு, வீடு, வீடுன்னு வேலைய விட்டு குடுத்த மனைவிமாரும் இருக்காங்க. ஆனா வந்து இந்த வேலையும் நமக்கு முக்கியம். இந்த வீடு வீடையும் நம்ம பாத்தாகணும். அப்டிங்கற வந்து ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்துல கணவன், மனைவி 2 பேருமே வேலை பாக்குற மாரி தாங்க இப்ப இருக்குது. அ இந்த மாரி வந்து ஒரு சூழ்நிலையில வந்து இந்த வேலைக்கும் வீட்டுக்கும் வந்து ஒரு எல்ல நான் எப்டியாவது வரச்சா தான் வந்து அதுவும் சிறப்பா இருக்கும். இதுவும் சிறப்பா இருக்கும். அந்த வா நீ அங்கருந்து இங்க வந்துறாத, நான் இங்கருந்து அங்க வந்துர மாட்டேன், அப்டிங்கற மாதிரி இருக்கும். உங்களுடைய வேலைக்கும் வீட்டுக்கும் இருக்குற இந்த து ஒரு எல்லைய வந்து நீங்க எப்டிலாம் வந்து நிர்ணயிக்கிறீங்க? அதுக்கு என்னென்னலாம் செய்றீங்க? யார் உங்களுக்கு உதவுறாங்க? இதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் வந்து பகிர்ந்துக்க முடியுமா?
ம். ஆமா. ஆமா. <chuckles> ம். ம். கண்டிப்பா. ஏன் அப்டின்னா, இப்போ நம்ம திடீர்னு ஒரு இப்ப கல்யாணத்துக்கு முன்புனா அது வேற. ஏன்னா நம்ம வேலையில மட்டும் இருக்கலாம். வீட்ல இருக்க எல்லாருமே நம்மள சேந்து பாத்துப்பாங்க. ஆனா கல்யாணத்துக்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா, வேலையும் நம்ம பார்த்தாகணும் வீட்டையும் பார்த்தாகணும்னா, முதல்ல எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா தான் இருந்துச்சு. என்னால அது 2யுமே சமாளிக்கவே முடியல சொல்லப்போனா, ஏன்னா அ சமையல் ஆமா, சமையலே தெரியாம போய் சமைக்கிறதே ஒரு வேலையா தான் இருந்துச்சு எனக்கு. அப்போ எனக்கு முதன்மை என்னோட கணவருக்கு சொல்லி புரிய வைக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து நம்மள மாரியே ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்திருப்பாங்க இல்லையா? அதனால அவங்க ஆமா.
ஆமாங்க. சரிங்க. ஒத்துக்கிறேன். <chuckles> ஆமாங்க. ஓ! சரியா சொன்னீங்க. செல்ல பிள்ளையும் இருந்துகிட்டே இருக்காங்க எப்ப பார்த்தாலும்.
ஆமா, எல்லார் வீட்லயும் அப்டி நம்ம அந்த சாப்டுட்டு தட்டு கழுவ சொன்னாலே அது ஒரு பெரிய வேலையா பாக்குற ஒரு கூட்டம் இன்னும் இருக்கு இல்லையா? அப்டிதான் என்னோட கணவருமே. அவுங்களுக்கு ஆமா என்னோட வேலையோட பழுவ வந்து அவுங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, அவுங்களையும் எனக்கு உதவி பண்ண வைக்கிறதுக்கே எனக்கு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அதுவரைக்கும் வந்து என்னால எனக்கனு ஒரு நேரத்தையும் கொடுக்க முடியல, என்னோட வேலையும் என்னால ஒழுங்காவே பாக்க முடியல. அ ஒரு ச
<chuckles> சொல்லுங்க. ஆமாங்க. ஓ! சரிங்க. ஆஹா! ஆமாங்க, அதுவரைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா? எப்ப பார்த்தாலும் உனக்கு வேல வேல வேல குடும்பம் பாக்க வேணாமா? அப்படிங்கறத வேற கேட்டுப்பாங்க. ஆ.
ம்ஹ்ம். ஆமா, கண்டிப்பா இந் வார்த்தை வந்துட்டே இருந்தது. எனக்கு ஒரு இதுனால வந்து எப்படித் தோணிர்ச்சுன்னா "பேசாம வேலைய விட்ருவோமா, நம்மளால முடியலையே" அப்படிங்கற மாதிரி கூட ஆயிடுச்சு. ஆனா நம்ம இந்த வேலைக்கு வர்றதுக்கு ஒரு இத்தன வருடங்கள் ஒரு 20 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா? சின்ன வயசுல இருந்து. அதெல்லாம் எனக்கு ஒரு வந் யோ யோசிச்சுப் பார்த்ததுக்கு அப்புறம் நானே அவர்கிட்ட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. "இப்ப உங்களோட எவ்வளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு என்னோட வேலையும் எனக்கு முக்கியம். நம்ம இருவருமே வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் இந்த காலத்துல ஓட்ட முடியும் இல்லையா? கணவன் மனைவி" அதனால அத சொல்லி புரிய வச்சதுக்கு அப்புறம் சின்ன சின்னமா வேல வாங்க ஆரம்பிச்சு, இப்போ நாங்க
ஓ! ஆமாங்க. சரிங்க. ஆமாங்க. <chuckles> மொத்த வீட்டு வேலையும் தலையில கட்டிட்டீங்களா?
இல்ல, இல்ல. பாதிக்கு பாதி அளவுக்கு அவர பழக்கிருக்கேன் <chuckles>
அ ஐயோ! எவ்வளோ பெரிய ட்ரெயினருங்க. வீட்ல எப்பிடி பாத்திரம் தேய்க்கிறது, வீடு கூட்றது எல்லாமே வீட்டுக்காரர் தானா?
இல்ல. அவ்ளோ இல்ல. நான் சமைச்சா அவரு பாத்திரம் கழுவுவாரு. அந்த அளவுக்கு கொஞ்சம், கொஞ்சம் அ வரும். இப்போ அவுங்களுக்கும் தேவ இல்லயா! நம்ம ஊரு, நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். சில நேரத்தில எல்லா வேலையிலே ஆழ்ந்துட்டம்ன்னா, அவுங்களும் வீட்ட பார்த்துக்கணும் இல்லயா! குழந்தைகள பார்த்துக்கணும், அதனால ம்ப ஒரு பயிற்சி ரொம்பவே தேவன்தான் நினைக்கிறேன். அத நான் சரியா புகுத்தி இப்ப வச்சிருக்கிறேன். ஆனா
ஆ. ஆமா. ஆமாங்க. இதில நீங்க வந்து குழந்தைங்கள பார்த்துக்கணுன் சொல்றீங்க. கணவன்மார பொறுத்தவரைக்கும், இந்த அப்பாவெல்லாம் பொறுத்தவரைக்கும் குழந்தைங்கள பார்க்குற விஷயத்தில கண்டிப்பா அவுங்க குழந்தைய பார்த்த தான் செய்றாங்க. ஆனா, வந்து சரியா தான் பார்க்குறாங்க. இல்ல ஃபோன கையில வச்சுட்டு, குழந்த பக்கத்திலே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா?
ம். கண்டிப்பா. ஏன்னா, அவுங்களுக்கு எப்பிடி நமக்கு வந்து திடீர்னு ஒரு 2யும் சமாளிக்க முடியாதோ! அவுங்களுக்கு வந்து கையில ஒரு பொம்ம இருக்கமாறிதான். அவுங்க மறந்துவிடுவாங்க. குழந்தைய வச்சிருக்கிறதே! <chuckles> அவுங்க ஒரு தம் <chuckles> அது மாதிரி நிறைய சம்பவங்கள் குட்டி, குட்டி சண்டைக்கு அப்புறந்தான் அந்த பொறுப்பு அவருக்குமே வந்துச்சு. எல்லாத்திலயுமே குடுக்க வேண்டியதா தான் இருந்தது.
ஆ. <laughs> ஆ. சரிங்க. ஓ! அ என்னென்ன மாதிரி விட்டு கொடுத்தீங்க? அதே மாதிரி வந்து எந்தெந்த வேலைகள இப்ப வந்து நீங்க பாத்திரம் வந்து அவரு நீங்க சமைச்சா, அவரு பாத்திரம் தேய்ச்சு வச்சுருவாருன்னு சொல்றீங்க. ஆனா, வந்து அவங்க எ நம்மள விட நெறையா நேரம் எடுத்துப்பாங்க ஒன்னாவது. நம்ம என்னமோ, அ பாத்திரமே தேய்க்காதமாரி, அவுங்க ரொம்ப நேரம் உட்காந்து, தண்ணியெல்லாம் செலவு பண்ணி தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. சில நேரம். எந்த அளவுக்கு நீங்க வந்து ட்ரெயின் பண்ணீங்க? அதே மாதிரி இந்த வீட்டில வேலை பாக்குறவங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்தமாரி விஷயங்கள்லாம் நறையா இப்போ வந்திருக்குது. அப்பிடி இருக்கும்போது, குடும்பத்தில எல்லார்க்கிட்டயும் வந்து, இதுதான் என்னுடைய எல்லை. இதுக்கு மேல நான் வந்து இருக்க மாட்டேன் இந்த இடத்தில. அப்பிடிங்கிறமாரி வந்து நம்ம ஒ, சரி, அது மனசுல புரிய வைக்க முடியுமா? அது எப்பிடி செய்றீங்க?
ம். ம். ம். ஆமா, ஆமா. ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, நம்ம கணவர்ட்ட கூட கொஞ்ச, கொஞ்சமா சொல்லி, சொல்லி புரிய வச்சுர்லான்னு வச்சுக்கோங்களேன். அவுங்களோட தாய், தந்தை, என்னோட மாமனார், மாமியார் புரிய வைக்க ஏன்னா, அவங்க எப்பிடி வாழ்ந்திருப்பாங்கன்னா, ஒரு பொண்ணுனா வீடு தான். அந்த சமையக்கட்டையும் கணவரையும் பார்த்துக்கிறதான் அவுங்க உலகமேன்னு நம்புறவங்க தான அந்த காலத்தில இருந்தாங்க. இல்லயா! ஸோ, அவுங்களுக்கு நான் சொ கொஞ்ச, கொஞ்சமா சொல்லி புரிய வச்சாலுமே! அவுங்களோட மகன் எனக்கு வேலை பாக்கிறது, என்னோட கணவர் வேலை பாக்குறத பார்த்தா அவுங்களால தாங்கிக்கவே முடியாது. அதுன்ட ஆமா.
அம். ம்ஹ்ம். ஆமாங்க. அது என்னமோ சரி. ஆ. அதாவது இ உங்க வீட்டுக்கு மாத்திரம் இல்ல. எல்லா வீட்லயும், ஆனா வந்து ஆரம்ப காலத்தில எனக்கு அப்பிடி இருந்துச்சு. ஆனா, போக போக பார்த்தீங்கன்னா வந்து, அ க நம்ம வந்து ரூ. 1 வந்து கொஞ்சம் அதிகமா சம்பாரிச்சுட்டோன்னா, அப்போ வந்து அவுங்களே மகன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க, "நீ! நீயும் கொஞ்சம் உதவுடா" அப்பிடிம்பாங்க.
ம். அதுக்கு, க அது வந்து எப்போ ஆகுன்னா, கொஞ்சம், கொஞ்சமா விட்டு புடுச்சா ஆகும். ஆனா, ஒரு கல்யாணத்துக்கு பிறகே அவுங்க அந்தமாரி ஆரம்பிக்கும்போது, எனக்கெல்லாம் அந்த வேல நீ பார்த்துக் குடுத்துயாங்கிற ஒரு <chuckles> ஓ! சரி மு
ஆ அததாங்க பாயிண்ட் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ.
அது வந்துச்சுதான் எங்களுக்குள்ளயுமே! ஆனா, நான் அவுங்கக்கிட்ட ஒரு அம்மா மாதிரி எடுத்து சொல்லி ஏன்னா, நான் வந்து கொஞ்சம் நல்லாவே ஐஸ் வைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அ வந்த சம் ஒரு சம்பாத்தியத்தில அவுங்களுக்கும் சேல எடுத்து கொடுத்து, கொஞ்சம், கொஞ்சம் எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திதான் வேல வாங்கிகிட்டுருக்கேன். அவுங்களயுமே நான் அ கொஞ்சம், கொஞ்சம் சின்ன, சின்ன வேலையெல்லாம் அவுங்களும் செஞ்சு குடுப்பாங்க. என்னோட கணவரும் செஞ்சு குடுப்பாங்க. இல்லாட்டி 2 யுமே நம்மளால ஓட்டவே முடியாது. வேலையும் அ நல்லா பண்ணணும், வீட்டையும் நல்லா பார்த்துக்கணும்ன்னா, அ சின்ன சின்னமா எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போய் ஆக வேண்டியதா இருக்கு.
சரிங்க. ஓ! ஆ. ஆமாங்க. இப்ப குழந்தைங்கள பொறுத்தவரைக்கும் வந்து நீங்க வந்து அவுங்கக்கிட்ட சொன்னா புரியுதா? அவுங்கள எப்பிடி நீங்க வந்து மாத்தி நிறுத்துறீங்க? உங்க வேல நேரத்தில. அத பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
அது வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா, குழந்தை பிறந்த ஒரு, ஒரு வருடம், 2 வருடத்திலே நம்ம வந்து வேலைக்கு போக வேண்டியதா ஆயிடும். அப்போ என்னதான் அவுங்களே அழுதாலும் சரி, இல்ல அவுங்க அழுகாம தூங்கினாலுமே, நமக்கு அவுங்களோட ஞாபகமாகவே தான் இருக்கும். நம்ம ஏதோ அழுகிற சத்தம் மாதிரி கேட்கும், போய் பார்த்தா, அங்க தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு அந்த அம்மாவோட புது புதுசா அதனால அத நம்மால கையாளவே எனக் எனக்குலாம் கையாளவே முடியல. அப்ப என்னோட அம்மாவோட உதவிய கேட்டு அவுங்கள ஒ நம்மளோட அம்மாவ நம்ம ரொம்ப நம்புவோம் இல்லயா! <chuckles> அவுங்க கையில குழந்தை. ஒ <chuckles> அவுங்க கையில குழந்தைய குடுத்துட்டு வந்தா, என்னோட வேலைய நான் நிம்மதியா பண்ணலாம். இல்ல தனியா குழந்தை இல்லயே! என் கணவர்ட்டதான் கொடுத்துட்டு வந்தேன், அவ்ளதான். நான் இங்கே என்னுடைய உடல் தான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்குமே தவிர, மனசு ஃபுல்லா குழந்தட்ட தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து அது
ஆ. ஐயயோ! ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. <laughs> அ ஆமா. அது கணவரா இருந்தாலும் சரி. மாமியாரா இருந்தாலும் சரி. இல்ல பக்கம், பக்கமா இருந்தாலும் சரி. யாரா இருந்தாலும் சரி. நம்ம அம்மா நம்மள எப்பிடி பார்த்துக்கிட்டாங்களோ! அங்க நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க, அப்பிடிங்கிற ஒரு தருணம் எனக்குமே இருந்துச்சு. அதுவும் அந்த பிஞ்சு குழந்தையா இருக்கும்போது, நிம்மதியா நம்ம வேல பார்க்கணுனா, அந்த அம்மாவுடைய உதவி கண்டிப்பா வேணுங்க.
பே ஆமா. அதுவும் நமக்கு என்னன்னா ஒரு நம்ம கணவர்ட்ட தான் குடுத்துட்டு போயிருப்போம். அங்க குழந்தை ஏதாச்சும் பக்கத்துல வெளையான்டுட்டு கீழ விழுந்துட்டாலுமே, திட்டு யாருக்கு விழுகுன்னா எனக்கு தான் விழுகும். <chuckles> நீ ஏன் ஒழுங்கா பார்த்துக்கல? அவன என்ன சொல் அவன்ட்ட ஏன் குடுத்துட்டு போன? அப்பிடின்னு சம்பந்தமே இல்லாம நம்மள திட்டுவாங்க இல்லயா! அதனால கொஞ்ச காலம் மட்டும் ஆமா. கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுக்கப்பறம் அவுங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னோட வேலையோட முக்கியத்துவம்லாம் புரிஞ்சதுக்கப்பறம், இப்ப அ கொ குழந்தைகள அப்பப்ப வந்து கொஞ்சம் தொந்தரவு குடுத்தாலுமே முன்னாடி இருந்ததுக்கு இது பரவால்லடா! அப்பிடிங்கிற மாதிரி இருக்கனால சமாளிச்சிட்டு இருக்கேன். என்னோட கணவருமே இப்ப நல்லாவே உதவி பண்ணிக்காரு
ஆமாங்க, ஆம். ஓ! உண்மையிலே, அதாவது அந்த குழந்தைங்கள நீங்க நல்லா புரிய வச்சிருக்கீங்க. உங்களுடைய கணவருக்கும் நல்லா புரிய வச்சிருக்கீங்க. ஆனா, உங்களால வந்து இந்த வீட்டு வேலை செய்யப்ப அதாவது வீட்ல வந்து நீங்க இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ அந்தமாதிரி நேரத்தில வந்து உங்களால வீடு வேலையெல்லாம் வந்து செய்ய முடியுதா? அத நிறைவேற்ற முடியுதா உங்களால? இப்ப பூர்த்தியாவுதா? இல்ல முன்னாடிய விட உங்களுடைய அந்த வீட்ட வந்து பார்த்துக்கிற அந்த தரம் வந்து குறைஞ்சிருச்சா? எப்பிடி போகுதுங்க?
ம். எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னாடியே நான் ஒரு அ ஒரு, 1 வருடம் கிட்ட நானும் என்னோட சகோதரியும் சேர்ந்து கல்யாணத்துக்கு முன்பே 1 வீடு எடுத்து தங்கியிருந்து, அங்க நாங்க வேலை பார்த்துட்டுருந்தோம். அப்ப எனக்கு அது ரொம்ப புதுசா தான் இருந்தது. ஏன்னா, அம்மா கையிலேயே சாப்பிட்டுட்டு திடீர்னு எனக்கு சமைக்கவே தெரியாது. ஆனா, அத நான் கத்துக்கணும், நானே வேலை பார்க்கணும், நானே சமைக்கணும் அப்பிடிங்கிறப்போ அங்கேயும் எனக்கு வந்து அது அந்த கஷ்டத்த எல்லாத்தையுமே நான் கொஞ்சம், கொஞ்சமா கையாண்டு, ரொம்ப மொக்கையா சமைச்சு, என் சகோதரி அப்பிடிங்கிறதுனால என்ன குடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க. அவுங்களுக்கு கொஞ்சம் <chuckles> இந்த ஆ.
அருமை. ஓ! <chuckles> ஓ! சகோதரி சமைக்க மாட்டாங்களா? உங்க சகோதரி சமைக்க மாட்டாங்களா?
இல்ல. சமைக்க மாட்டாங்க. அவுங்களோட வேலை நேரமும் வந்து அதுக்கு சரியானதா இல்ல. அதனால நான் தான் அவுங்களுக்கு ரொம்ப உதவி செய்ற மாதிரி சமைச்சு குடுக்குற மாதிரி இருந்தது. சரி பரவால்ல. <chuckles> அப்பிடின்னு சொல்லிட்டு நீங்க அத கேள்விப்பட்ருப்பீங்க இல்லயா? அந்த வீட்ல வந்து மூத்த பொண்ண ரொம்ப செல்லமா வளத்துருவாங்க. 2வது பொண்ண வந்து, "நீ தான்டா பார்த்துக்கணும்" அப்பிடின்னு விட்ருவாங்க இல்லயா? <chuckles> அந்
சரிங்க. இப்ப ஐயய்யோ! மாத்தி சொல்றீங்களே! பெரிய பொண்ணுதான் ரொம்ப பொறுப்பா இருக்கும். சின்னப்புள்ள தான் வந்து சேட்டை இருக்கும்பாங்க. அ.
இன்னும் கொஞ்சம் கைக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டாங்க. என்னோட அக்காவெல்லாம். ஸோ, அது அவுங்களால வந்து என்னன்னா அந்த வேலையும் பார்த்துட்டு சமைச்சு போடவே முடியாது. ரொம்ப அ வேலை பார்க்கணும், இல்ல சமைக்கணும். 2யுமே அவுங்களால கையாள முடியாது. அந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. அவுங்க நான் கொஞ்சம் பெரிய பொண்ணா நடந்துக்கணும். சரி, அக்காவ நம்ம தான் இந்த நி இதுக்கப்பறம் அவுங்க கல்யாணம் பண்ணி போ போறாங்க. இந்த இடத்தில அவுங்க கொஞ்சம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே! அப்பிடின்னு நானே கத்துக்க ஆரம்பிச்சது தான். அப்ப
ஓ! புரிஞ்சிக்கிது. <chuckles> நல்ல ஒரு சகோதரிங்க. அ.
அப்போ வந்து சின்ன சின்னமா சொதப்பி, ஏன்னா நம்மள அங்க வந்து இது பண்ணு. அது பண்ணுன்னு சொல்ல ஆள் இல்ல. அதேமாரி ரொம்ப மோசமா சமைச்சாலும் திட்ட ஆள் இல்லை. அதனால 2யும் <chuckles> பண்ணி பார்த்து என்னோட அக்காவே நான் எலிமாரி டெஸ்ட் பண்ணி அவுங்கள வச்சு நல்லாவே சமைக்க கத்து
<chuckles> <laughs> அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நேரம் வந்து ஒரு ட்ரைனிங் பீரியடா இருந்திருக்குதுன்னு சொல்லுங்க.
அந்த ஒரு வருட்ட அது ஒரு வருடத்தில வந்து நான் நெறையவே கத்துக்கிட்டேன். ஏன்னா, துவைக்கிறது எல்லாமே நானே பார்ப்பேன். என்னோட அக்காவுக்காக. அதனால நல்லாவே <tsk> அதனால இவர எப்படி என்னோட நான் கையாண்டனால இவரையும் கொஞ்சம் பயிற்சி குடுத்து நானே தேறிட்டேன் உங்களால முடியாதா? பயிற்சி குடுத்து என்னோட கணவரையும் இப்போ வந்து எல்லாமே அவரும் பண்ணுவாரு. நான் வந்து துணி துவைச்சா அவரு போய் காய போட்டுறணும். சமைச்சா அவரு பாத்திரம் கழுவிடுவாரு. அந்தமாரி நல்ல பிள்ளையா இப்ப பழக்கி வச்சுருக்கேன்.
அ. அஹ. அது அதாவது அவ்ளோ நல்ல புள்ளையா வளர்க்கறீங்க. அதனால உங்க நீங்க பிள்ளை வர வளர்ப்புலயும் ரொம்ப சிறந்தவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க கணவர் உங்கள இவ்ளோ வந்து உங்களுக்கு உதவி செய்றது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். ஆனா, இந்த மனசளவுல வந்து நீங்க வந்து எப்பிடி? இப்ப வேல பார்க்க குடும்பம்ன்னா குடும்பம். வேலைன்னா வேலைன்னு இருப்பீங்களா? இல்ல வேலை குடும்பம் வேலை பார்க்கும் குடும்பத்தில வேலை பார்க்கும்போது நீங்க வந்து அலுவலக பணியெல்லாம் வந்து தலையில போட்டு உடைச்சிக்கிட்டு அலைபேசியில பேசுவீங்களா? இல்ல எப்பிடி? இது 2ம் வந்து நீங்க சீரா வந்து வச்சுட்டு போவீங்களா? என்ன செய்வீங்க நீங்க?
ஆமா. ம். உண்மைய சொல்லப்போனா முதல்ல வந்து, நமக்கு ஒரே குழப்பமா இருக்கும். வேலைக்கு போனதுக்கப்புறம் நமக்குன்னே ஒரு நேரமே குடுக்க முடியாது. வேலையை பார்த்துட்டு வந்தா ரொம்ப வந்து அ எனர்ஜியே இல்லாத மாரி இருக்கும், உடனே நம்ம கொஞ்ச நேரம், அந்த தொலைபேசி எடுத்து பார்த்துட்டு, தூக்கமின்மை ஆயிடும். அப்டி எனக்கே ஒரு நேரம் என்னால குடுக்க முடியல முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ரொம்ப, வேலை வேலையினே போயிட்டு இருக்கோமோ? நம்ம வாழ்றதே வந்து நம்ம இந்த வேலைக்கு போறது நல்லா வாழ்றதுக்குதான். போற போக்க பார்த்தா நம்ம வாழாமயே இந்த வேலையிலேயே போயிடுமோன்னு நா நாளெல்லாமே அப்டின்னு நா யோசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து 9 மணில இருந்து, 6 மணி வரைக்கும் எனக்கு வேல இருக்குன்னா, சீக்கிரமா எந்திரிச்சிரலாம். நமக்குனு ஒரு நேரம், நம்ம குடும்பத்துக்குனு ஒரு நேரம் குடுக்கணும், அப்டிங்கறதுனால கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சு அந்த நேரத்த வந்து குடும்பத்தோட உட்காந்து சாப்ட்றது, அவங்களோட பேசி சிரிக்கிறதுன்னு, அந்த நேரம் குடுக்க ஆரம்பிக்கும்போதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இவ்ளோ நாள் என்ன தப்பு பண்ணோம்னே புரிய ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து 2யுமே என்னால கையாள முடியுது அதனால. அ தூக்ற தூங்குற டைம் அ வந்து நேரத்த வந்து சரியா 9 மணி, 10 மணிக்குத் தூங்கிட்டு காலைல ஒரு 4 மணி, 5 மணிக்கு எந்திரிச்சா இது 2யுமே நம்மளால ஓரளவுக்கு கையாள முடியும்னு நினைக்குறன்.
ம். ஆமா. நல்லது. சிறப்பு. சிறப் ரொம்ப அழகா சொல்றீங்க. அதாவது ஒரு வி வேலை வீடு அப்டின்னு சொல்றது வந்து நம்ம ஒரு மா ஒரு ஆண பொறுத்தவரைக்கும் சொல்லணும்னா வந்து இது ஒரு ம னா அம்மாவும் மக என்ன அம்மாவு பொண்டாட்டியும் போலன்னு அப்டின்ற மாரிதான் இது. இவங்க 2 பேரையும் வந்து ஒத்துப்போக வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அ அதுலயும் வந்து நீங்க வந்து எவ்ளோ அழகா வந்து அந்த வேலைக்கும் வீட்டுக்கும் வந்து அழகா ஒரு எல்லைய வந்து வகுத்திருக்கீங்க. அதே மாரி உங்க கணவர வந்து எவ்ளோ அழகா வந்து ட்ரைனிங் பண்ணி அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர நல்ல புள்ளையாக்கி வச்சுட்டுருக்கீங்க நீங்க இப்போ. இன்னொன்னு சொல்லணும்னா வந்து, உங்களுடைய ம புள்ளைங்களும் இப்ப நல்லா புரிஞ்சுகிட்டு வராங்க, வளர்ந்துட்டு வராங்க. உங்க மாமனார் மாமியாருக்கு எப்படி சின்ன சின்ன போனஸா குடுத்து அவங்களுக்கு ஐஸ்ஸு போட்டு வச்சிருக்கீங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப உங்களுடைய அனுபவங்கள வந்து மிகச் சிறந்த முறையில என்கிட்ட வந்து அ பகிர்ந்துகிட்டீங்க. உங்ககூட பேசுனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. மிக்க நன்றி!
ம். அம். ம்ஹ்ம். ம். உங்களோட பேசினதும், எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.